ஆ. கிட்டத்தட்ட குறைந்தது 3 மாதங்கள் அதிகபட்சம் 6 மாதங்கள் தேவைப்பட்டுச்சு. <chuckles>
3 மாதங்கள். ஆ, ஆ, இப்ப 3 மாதம் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து சிறப்பா செய்யும்போது, அதோட பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா?
ஆற்றல் இருக்கு, <breath> அதே மாதிரி நம்முடைய உள் மனது வந்து எந்த ஒரு விஷயத்த வந்து விரும்புதோ, <exhales> கடவுள் இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து அதுக்குண்டான வழியை வந்து வழிவகுத்து குடுக்கும் அப்படிங்கறது ஒரு நம்பிக்கை. இப்ப 5 மணிக்கு நமக்கு எழுந்திருக்க, 4 மணிக்கு எழுந்திருக்க கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நம்ம மட்டும் எழுந்திரிக்கல இந்த உலகத்துல எத்தனையோ பேரு அந்த நேரங்கள்ல தங்களுடைய வேலைகளையே ஆரம்பிச்சிருப்பாங்க. <breath> இந்த முதல்லலாம் பாத்தீங்கன்னா வயல் காட்டுக்கு வயக்காட்டுக்கு வேலைக்கு போறவங்களா அந்த டைம்லாம் எழுந்து 5 5:30 மணிங்கும்போது வயக்காட்டுல போய் நின்றுவாங்க. அது இடி, மழை, மின்னல், வெயில் எதுவா இருந்தாலும் ஓகே இல்லைங்களா? அந்த மாதிரி இப்ப ஐடி புரொபஷனல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணையதளத்துல வேலை செய்றவங்களும் அப்படி தான் நைட் எல்லாம் வேலை பாப்பாங்க, காலையில 6 மணி வரைக்கும் அவங்க. <tsk> சோ இந்த நம்ம மட்டும் எழுந்திருக்கல, நம்ம கூட எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வந்து முழிச்சுட்டு தான் இருக்காங்கங்கற அந்த ஒரு எண்ணம். ஆனா அந்த எண்ணங்கள்லாம் வரணும் நமக்குள்ள வந்து நம்மள நாமே திட்டி, <laughs>
ஆ. ம்ஹ்ம்ஹ்ம். ம். ம், ம். ம்ஹ்ம். ஆமா. ம். ம். நிச்சயமா, நிச்சயமா. ஆமா! அஹ்ம். அதுதான், உங்களுடைய எல்லா சிந்தனைகளும் புது, புது கண்ணோட்டத்துல இருக்கு நம்ம நம்ம மட்டும் சிந்திக்கல இவ்வளவு பேர் சிந்திச்சிருக்காங்க, அப்படின்னு சொல்லிட்டு. அஹ்!
<laughs> ஆமா, ஆமாமா. அப்படி நினச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம ஆட்டோமேட்டிக்காவே எந்திரிக்க ஆரம்பிச்சுருவோம். சோ சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்த கண்டிப்பா உருவாக்கும். <breath> ஆனா ஒரு தடவ அதோட மகிழ்ச்சிய நம்ம அனுபவிச்சுட்டோம் அப்படின்னா, மறுடியும் மனது வந்து அத நோக்கி தான் ஓடும். திருப்பியும் நம்ம வந்து டிராப் அவுட் ஆக மாட்டோம். <chuckles>
நல்ல சொன்னீங்க. ஆ. ம். சரியா சொன்னீங்க. ம். அதாவது எந்த மாதிரியான ஒரு சின்ன பழக்கம் எவ்ளோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, அதனால நீங்க என்ன பயன் அடைஞ்சீங்க அப்படின்றத உங்க சொந்த அனுபவத்துல இருந்து ரொம்ப அழகா வந்து இவ்வளவு நேரம் என்கிட்ட அத பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இந்த சிறப்பான நேரத்துக்கு ரொம்ப நன்றி, மீண்டும் பேசலாம்.
ம். கண்டிப்பா, கண்டிப்பா. மீண்டும் பேசலாம். நன்றி மகிழ்ச்சிங்க.